இல்ல, இல்ல. நான் இப்போ அதுனால தான் இவ்ளோ ஒரு சின்ன ஒரு அல்ப்ப விஷயமா இருந்தாலும் உங்கக்கிட்ட வந்து அத சொல்றேன். இந்த சாமான் கழுவும்போது என்ன பண்ணுவேன், அத நான் கழுவவே மாட்டேன் உண்மையில. அங்க போய் நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பிரிச்சு வப்பேன். அ எந்தெந்த அதாவது அ கரண்டிகள்லாம் தனியா, பால் பாத்திரங்கள் தனியா அப்புறம் காஃபி குடிக்கிறது தனியா எல்லாத்தையும் அடுக்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் போய் அத வந்து கழுவுறதுக்காக போவேன். அப்போ வந்து ஒரு நாள் எங்க அம்மாவே சொன்னாங்க. "இவ்ளோ நேரம் அங்க நின்னு ஒரே சத்தமா இருந்துச்சு. அப்ப பண்ணவே இல்லயா! எந்த வேலையும் இன்னும்" <laughs> <breath> <laughs> <breath> ஆ.
ம். <laughs> சரி, சரி, சரி. ஆ, ஓ! ஆஹா! அ ஆஹ். <laughs> ம், ம், ம். சரி, சரி. <laughs> அஹ்! ஓ எல்லாமே பிரிச்சு வச்சுட்டு இருந்திருக்கீங்க. இன்ன, இன்ன பர்ஸ்ட் இத கழுவிருவோம். அடுத்தது இந்த பாத்திரோன்னு அங்கேயும் வந்து திட்டமிட்டு <tsk> பிரிச்சிருக்கீங்க. தனித்தனியா <chuckles> சரி, சரி, சரி, சரி. ம், ம்.
அஹ். ஆமா. நான் என்ன பண்ணுவேன் கடினமா இருக்கிறதெல்லாம் அப்பிடியே விட்டுருவேன். <laughs> சுலபமா கழுவுறதெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துருவேன். "அது என்னால முடியல"ன்னு என் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துருவேன்.
ம்ஹ்ஹ்ஹ்ம். சரி, சரி. அந்த ஒரு சிறிய பழக்கம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்துல "எனக்கு வந்து இந்த மாதிரி உதவியா இருந்தது" அப்பிடின்னா எத சொல்லுவீங்க நீங்க?
ஆ. அ. அ. ம். ஆ இப்பிடி வந்து நான் பார்க்குற எல்லா விஷயத்தையும் நான் இந்தமாரி தான் பண்ண ஆரம்முச்சுட்டேன். அதில எனக்கு ஒரு சந்தோஷம் வேற வரும். அது அப்பிடி நம்ம வந்து ஒரு சரியா செஞ்சிருக்கோன்னு. இதேமாதிரி நான் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது அலுவலகத்தில எனக்கு ஒரு புராஜெக்ட் ஒர்க்மாரி குடுத்தாங்க. ஆ அது வந்து எனக்கு முன்பின் அறியாத வேல. அது ரொம்ப புதுசு. ஆனா அவுங்க சொன்னாங்க "உங்களால முடியும். நீங்க பண்ணக்கூடிய ஆள். நீங்க பண்ணுங்கன்னு" சொல்லி அப்பிடி என்ன சொல்றது, ஒரு ரா டேட்டா வாங்க அதுக்கு பேரு. அத வந்து சரிப்படுத்தணும். அப்பிடி குடுத்துட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் "நேரம் எடுத்துக்குங்க, அவசரமே கெடையாது. இன்னும் நேரம் ரொம்ப இருக்கு. பொறுமையா வந்து பாருங்க"ன்ட்டாங்க. நான் வந்து தினமும் என்ன பண்ணுவேன், அத எடுத்து பார்ப்பேன். என்ன பண்றதுன்னே தெரியாது. என்ன நோக்கம்னே தெரியாது. அது என்ன வேல எனக்கு குடுத்தாங்கன்னா வந்து, இவ்ளோ நாளா வந்து நம்ம அ நம்ம நம்மளா வந்து ஒரு இதுல போட்டு பண்றது. கணினில போட்டு பண்ற வேலைய, நீங்க என்ன மாதிரி அத மாத்துனீங்கன்னா, அத வந்து கம்ப்யூட்ரே வந்து ஒரு ரிப்போர்ட்டா தயார் பண்ணும்.
ம்ஹ்ம், ம். ஆமா, ஆமா. சரி, சரி. ம். ஓஹோ! ஹோ! ஹோ! ஆ, ம்ஹ்ஹ்ம். ம், ம், ம். <laughs> அ, அ, அஹ். அ, அ, ஆஹ்.